இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம வந்து அதைப்பார்த்து, ரசிச்சு, என்ஜாய் பண்றது வேற. அ சில விஷயங்கள் அது உண்மையா இருக்கா, இல்லை பொய்யா, அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுகிறதும் அதுலதான். இது ரெண்டையும் எப்படி சமநிலையை நீங்க பெறலாம், அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
நிச்சயமாங்க நிச்சயமாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து சமூக வலைத்தளத்தில வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து தேடலே அது அங்க தான் இருக்கும். அதாவது Instagram அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படமா இருக்கட்டும், அதாவது அவங்களோட பதிவா இருக்கட்டும், அவங்களோட போஸ்ட், கமெண்ட் அதுபோல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆ என்னுடைய தோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்ஃபுளூயன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அவங்களோட ரீல்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைக் அது போல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு ஜாலியா இருக்காங்கப்பா அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கப்படும் விஷயமா நம்ம ஓ இப்படிலாம் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிலான்ட்டு நம்மளே நம்ம க மனச வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை திறன் வந்து இது பண்ணிப்போம். அவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன. ஒரு பணத்திலயும் சரி ஒரு இதிலும் சரி குறையில்லை அப்படிலாம் நினைப்போம். ஆனா நமது தோழி வந்து அந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது நானும் கேப்பேன். என்ன வருமானம் அதெல்லாம் வருதா? அப்படின்னு வருமானம் வருது, ஆனா வந்து கூட வந்து அந்த கமெண்ட் பேட் கமெண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குல. இந்த பொண்ணு வந்து சமூக வலைத்தளத்தில இருக்கிறா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் நண்பர்களோடு பழக்கம் எல்லாம் நிறைய விஷயம் இருக்கும், அப்படின்ட்டு அந்த ஊரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க பாத்தியா தப்பா அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இவளுடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சமூக வலைத்தளத்தில மில்லியன்ஸ் வியூஸ்லாம் போயிருக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். சரி.
அப்டி இருக்கும் பொழுது, <swallows> நான் அவளுக்கு வந்து நான் கேட்டுருக்கேன். ஏன்னா, என்னோட நெருங்கிய தோழியா நானும் அவளும் ஒண்ணா தான் வந்து பள்ளிப்பருவம் எல்லாம் ஒண்ணா தான் படிச்சுச்சிருக்கம் பொழுது, நான் இதுபோல வந்து என்ன இது போலல்லாம் வந்து பண்ற நல்லா இருக்கா? அதெல்லாம் கேட்கும்போது எங்க வருவாய் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, சில இடத்தில வந்து பேசுற அந்த சொந்த பந்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மூஞ்ச கொடுத்து பேச மாட்டாங்களாம். சொந்த அம்மா என்ன ஒரு விஷயம்னா, சொந்த தாயே வந்து பாத்தீங்கன்னா, அவர் கிட்ட வந்து பேசுற ஒரு விஷயத்தையே வந்து குறைச்சிட்டாங்க.
ம். கண்டிப்பா. ஏன்? எதுனால? அவங்க பொண்ணு மேல உள்ள திறமைய பத்தி அவங்க தான் பெருமை படணும்.
அவங்க வந்து கே அவங்க ஆமா, ஆனா வந்து இவங்க இவங்க சொந்த பந்தலாம் வந்து தப்பா பேசுறாங்க. என்ன பொண்ண வளர்த்து வச்சிருக்க? அது வந்து பாத்தீங்கன்னா, ரீல்ஸ் போட்டுட்டு, இது போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா? அப்படிலாம் பேசும் பொழுது, அவங்க அம்மா வந்து சொல்லி இருக்காங்க. பாப்பா, இது போல பண்ணாத, அ அவங்க வந்து ஒரு மாதிரியே பேசுறாங்கடா. நீ வந்து பாத்தீனா, அத குறைச்சுக்குறியா? அப்படிங்கும் பொழுது இவ வந்து பாத்தீங்கன்னா, அந்த எதிர்த்து பேசுவாங்கல்ல, உனக்கென்ன? நான் வந்து சம்பாதிச்சேன். அந்த விஷயத்துல தர்றேன் தானே? அப்புறம் எதுக்கு நீ என்னை திட்டிக்கிட்டு இருக்கிற? அவங்க எதனா பேசிட்டு போறாங்க. உனக்கு வந்து உன் பொண்ணு சந்தோஷம் முக்கியமா? இல்ல அவங்களோட இது முக்கியமா? பேச்சு முக்கியமா? பொழுது நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது அவ என்கிட்ட பகிரும்போது நான் சொன்னேன். இந்த சமூக வலைதளத்துல நிறைய விஷயம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு தான். <clicks tongue> ஆனா, அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைச்சிருப்போம் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு பேக்ரௌன்டுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சொந்த பந்தம் வந்து நெருங்காம இருக்கிறது, தாய் வந்து பேசாம இருக்கிறது. அந்த காசு, பணம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சொத்துக்கள் சேர்த்து வச்சு பிரோ என்ன சொந்தங்கள் சேர்த்து வைக்கிறது தானே இதுவே. அப்படின்னுட்டு அது வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப இருக்க சமூகம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து கொஞ்சம் தவறானவங்க அப்படின்னு ஒரு போர்ட்ரைட் ஆகுது. ஏன்னா, இவளோட வாழ்க்கையில
ம். ம். ம். கண்டிப்பா. சரி. ம், ம். இதுல இருந்து எப்ப மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதாவது, அவங்களுடைய சூழ்நிலைகள் ஏதாவது சம்பாதிக்கணும்ங்கிற ஒரு விஷயத்துல இறங்கி, தன்னுடைய தனிச்ச ஒரு தனிச்சு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு உசந்து வர இடத்துல, எல்லா மக்கள் வந்து இப்படி இந்த மாரி இருக்கும் போது ரொம்ப சங்கட்டமா தான் இருக்கு உண்மையிலேயே. இப்ப அந்த பொண்ணுடைய விஷயத்த வந்து அது வந்து வளர்ச்சிய பாதிக்காது. ஆனா, அந்த மனச வந்து பாதிக்குமா? இல்லையா?
ம். நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாதம் கிட்ட வந்து அந்த சமூக வலைத்தளத்தில இல்லாம இருந்தா.
சரி.
எதனால அப்படின்னு நான் கேட்கும்போது, "இது போல நெறைய பேர் வந்து தப்பா பேசுறாங்க." பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன தப்பா பேசுறாங்க. அப்படின்னும் போது. "ஏன்? நீ வந்து உனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணல. உன் கூட இருக்கவங்க சில பேருக்கு உனக்கு குளோஸ் சர்கிள் நெறைய பேருக்கு தெரியும். நீ வந்து அந்த போல பொண்ணும் கிடையாது, தப்பும் பண்ணல" அப்படின்னுடு. "நீ வந்து உன்னோட திறமையும் சரி உனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அது பாத்தீங்கன்னா வருமான்னு கேட்டா அது வராது. உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வருது. அந்த ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத ரசிக்கக்கூடிய நெறைய பதிவு எல்லாம் போடுற. அப்படி இருக்கும்பொழுது நீ எதுக்கு வந்து நீ பயப்படணும் மத்தவங்கள பாத்து. இல்ல கமெண்ட்ல வந்து பேட் கமெண்ட் எல்லாம் வருது அப்படின்னு போது. அந்த கமெண்ட்ன்னு ஒரு விஷயம் ஆஃப் பண்ணிக்கூட நெறைய பேர் அவங்களோட பதிவு போடுறாங்க. நீ அந்த கமெண்ட்க்காக வந்து இது பண்ணாத. உன்னோட திறமைக்காக நீ பாரு. பிரைவேட்ஸ் எல்லாம் போடாத. நீ உன்னோட கருத்த வந்து இது பண்ணு." அவ்வோ அவளோட கருத்து எப்படி இருக்குன்னா, இந்த பெண்களுக்கு நிகரான ஒரு விஷயம் எல்லாம் நடக்குதுல்ல. இந்த பாலியல் தொல்லை அது போல விஷயங்கள் வந்து பேசுறதா இருக்கட்டும். <clicks tongue> அது போல ஒரு வீடியோ, மவுன சார்ந்த ஒரு வீடியோங்கெல்லாம் பதிவிடுவாங்கல்ல. அது மேல மட்டும் அ அது போல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்பறம், அந்த ஆ, தாய்க்கும் வந்து மகளுக்கும் நடக்கும் இடப்பட்ட ஒரு தருணங்கள், அழகான நினைவுகள், அ கசப்பான நினைவுகள், பள்ளி பருவம் சார்ந்த ஒரு விஷயம். அது போலக் கருத்து சார்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போடும்போது நெறையவே போடுவா. அப்படியே அது வந்து வியூஸ்யும் வருது அப்படின்னும் பொழுது. அங்க பொச்சிரப்புறாமல பேசுறாங்களே இல்ல. வேற எதான கண்ணோட்டத்துல பாக்குறாங்கள, இது போல இருக்கவங்க இப்படி தான் அப்படினுடு ஒரு கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறாங்களான்ட்டு எனக்குத் தெரியல. ஏன்னா உண்மை நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற விஷயம் தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே. அப்படின்னு நான் சொன்னேன். "நீ வருத்தப்படாத. உன்னோட பதிவை வந்து நீ தொடர்ந்து போட்டுன்னே இரு. நீ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சு நிக்கும்பொழுது, அந்தப் பேசுறவங்க எல்லாரும் வந்து வாயை மடிப்பாங்கும்பொழுது" அவன் பாத்தீங்கன்னா, ஒரு இந்த ஒரு 25லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 அவார்டு வாங்கிட்டா ஸ்டேஜ்ல ஏறி.
ம். ம். கண்டிப்பா. ஓ! சரி, ஆமா. ம். ம். சரி, சரி. ஆமா. ஆமா, கண்டிப்பா. அப்டியா?
ஆமா நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்டின்டு, ஆன்லைன்ல வந்து சமூக கருத்தாளர் அப்டின்ட்டு
அப்ரை அதாவது ஆ இதெல்லாம் ஒரு தகுதிக்கு கெடச்ச ஒரு மரியாத, ஒரு வெகுமானம்தானே. இது ஏன் மக்கள் இப்படி இகழ்ச்சியா பேசுறாங்க?
நிச்சயமா. அதாவது மக்கள் வந்து இகழ்ச்சியா பேசுற ஒரு விஷயம் இருந்தாலும், அந்தக் கூட சார்ந்தவங்களே இகழ்ச்சியா பேசும்போதான் மனசு ரொம்ப வலிக்கும். பாரம் ஏற்படும் இல்லயா? அவுங்க என்னமோ சொல்றாங்க. ஏன்னா இவளோட கன்டன்ட் வந்து கூட இருக்கிறவங்க, பாக்குறவங்க எங்களுக்குதான் நல்லாவே தெரியும். நல்லா நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பான் பாலியல் சீண்டலும், பாலியல் அச்சுறுத்தலும் இல்ல. பசங்களுக்கு வந்து இது பண்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் கெடையாது. அப்டி இருக்கும்போது ஒன்
ம். அப்புறம் என்ன, என்ன விஷயத்துக்காக இவங்கள இப்படி வந்து ஒ ஒரு இது ஓவர்டேக் பண்ணி போறாங்க? ஏன் இப்படி?
அதாவது பாத்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கிட்ட பேசுறது. ஆ அவுங்க வந்து கொலாபரேஷன்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்கள்ல. இவங்க கூடல்லாம் வந்து பேசி அந்த அவுங்க 2 பேரும் சேர்ந்து பதிவு போடுறது. அது போல வந்து பாத்தீங்கன்னா, போடும்பொழுது என்ன உன் பொண்ணு இது போல போடுறா அப்டின்னுட்டு ஒரு விஷயம் பேச்சு ஆனா தன் தாய்க்கு தெரியும். அவளுக்கு வந்து தந்தை கிடையாது. தாய்க்கு தெரியும். இல்ல அவள அவளப் பத்தி எனக்குத் தெரியும் அப்டின்னுட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆனா பேச்சு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பேசும்போது தாய்க்கு ஒரு சந்தேகக்குரிய ஒரு விஷயமா ஆகுதுல்ல. அப்டி இருக்கும்போ அந்த ரீல்ஸ் வந்து அந்த பதிவும் வந்தாலும் அந்த ரீல்ஸ் இந்தச் சினிமாவுல வர்ற மியூசிக்ல வச்சி அந்த கொஞ்சம் வந்து அந்த வாய்ஸ் இது பண்ணில்லாம் போடுவாங்கள்ல. TikTok ஒரு விஷயம் நடந்தது. அதே போலச் சில விஷயம்லாம் போடும்போது, அந்தக் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2, 3 கமெண்ட்ட பாத்துட்டு, இந்தப் பொண்ணு இப்படிதான்ட்டு ஜட்ஜ் பண்ற ஒரு விஷயம் வந்து என்னப் பொறுத்தவரைக்கும் தவறுதான்னு நான் சொல்லுவேன். என்கூட இருக்கிற பசங்ககிட்ட நான் சொல்லுவேன். இது போல ஆன்லைன்ல பதிவிட்றாங்கன்னா, உன்னால முடிஞ்சா ரசி. இல்லயா, உனக்குப் போ. உன் கூட வந்து அக்கா, தங்கச்சில்லாம் இருப்பாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த போலதான் அவங்க போடுவாங்க. அது போல நீ அந்தக் கண்ணோட்டத்துல பாரு. அப்டின்னுட்டு நெறைய விஷயங்கள் நானும் சொல்வேன். அவளுக்கு வந்து பாத்தீன்னா, இல்ல இது போலல்லாம் கவலப்படாத. நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. உனக்கு தெறமைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அவார்ட்லாம் கெடைச்சிருக்கு. உன்ன உன்னோட அங்கீகாரத்துக்குதான் அது கெடைச்சிருக்கு. நீ வந்து கவலப்படாத. அப்டின்னுட்டு என்னால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் நான் சொல்லி இருக்கேன் நெறைய.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. சரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. சரி, இப்ப வந்து உங்க தோழிகளுடய விஷயத்துல வந்து ஆ அந்த விஷயம் வந்து அ அந்த அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்களோட படைப்புத்திறன்ல அவங்க ஓரு ஓரு அப்படியே உண்மையா இருக்காங்க. மத்தவங்கள பத்தி அவங்க கண்டுக்காமதான போயிட்டு இருக்காங்க. அதாவது பாதிச்சாலும் இத விட்டுறாம இப்பவரையும் போயிட்டு இருக்காங்க இல்லையா? அ. அ.
நிச்சயமா. ஆமா. இடைப்பட்ட காலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 1/2 மாதம் வந்து வந்ததுன்னா ரொம்பவே பேச்சு அடிபட்டதுனால அம்மா வந்து போன புடுங்கி வைக்கத்தாருக்குட்டும். அந்த ஏன் இதெல்லாம் பண்றோம்ன்ட்டு ஒரு விஷயல்லாம், கசப்பு தன்மை நிறைய விஷயத்துல வரும் இல்லையா? குடும்பத்துல அது வயதுக்கு வந்து பெண்ணா கல்யாணம் பண்ற வயசு ஆகுது. நீ ஏன் இத போலப் பண்றன்ட்டு பேச்சுல சோ ஒரு அடிபடும்போது ஆ கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்புடின்னுட்டு அந்தச் சமூக வலைத்தளத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் இதுவா இருந்தா. அதுக்கப்புறம்தான் நாங்க நண்பர்களா இருக்கட்டும். நீ பண்ற விஷயம் நல்லதா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம ஓர் தவறான ஒரு பாதையை இது பண்ணும்போதுதான், அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தடங்கலாவும் சரி, தவறுகளும் நிறைய விஷயம் வரும். இதெல்லாம் இயல்புதான். ஆ எல்லாம் சாதித்தக்கூடிய ஒரு பே பே மனுஷங்க பின்னாடியும் நிறைய ஒரு பெய்ண்புல் ஆன ஒரு கதை இருக்கும். அது போல உனக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷன்னுட்டு நடத்திப்போ அப்புடிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏத்த போல ஆ ஆ நடந்துருக்கா.
ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப சரி, இப்ப வந்து அவுங்க உங்க தோழியானு உங்க தோழியோட விஷயத்த எடுத்து நீங்க வந்து ஒரு அண்மையா ஒரு அருமையான விஷயத்தை வந்து ஒரு உண்மையா நீங்க வந்து புரிய வச்சீங்க. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரொம்ப ரசிக்கப்படுறது வந்து உங்க தோழியோட அந்த ஷோவா இல்ல வேற எதுவும் ரசிச்சு பாப்பீங்களா?
நிச்சயமா பல விஷயங்கள் இருக்கு. அவள பதிவிடும்போது நானும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தோழியா வந்து சப்போர்ட்ன்னுட்டு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லயா? நான் எப்பவுமே அவளோட இது வந்து நல்லா பண்றேன். மேற்கொண்டு பண்ணு அப்டின்னுட்டு நான் எப்பவுமே ஆதரவு தெரிவிப்பேன். அதே போல நம்மளுக்கும் புடிச்சவங்க நறைய பேர் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும். <clicks tongue> அவங்களோட சோசியல் கருத்தா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் ரசிச்சு பாப்பேன். அது என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது சொல்றாங்க. அது போல விஷயம் பாப்பேன். இந்த சோ ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நெறையவே இருக்கு. தெறமை பாக்கிற விஷயங்கள் நறையவே இருக்கு. இந்த ட்ரெஸ்ல வந்து நறைய ஆரி வொர்க் டிசைன் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து அழகா போட்டு காமிக்கும்போது, என்னடா இது சூப்பரா இருக்காங்களே! இது போலத் திறமை வந்து காமிக்கிறாங்களே அப்டின்னுட்டு பாப்பேன். மேக்கப் ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாக்கும்பொழுது ஆ நறைய என்னோட ப்ரண்டு இன்னொரு ப்ரண்டு கூடப் பாத்தீங்கன்னா, மேக்கப் அர்ட்டிஸ்ட் அவளும் பாத்தீங்கன்னா, வீடியோ எல்லாம் இது போலப் போடும்பொழுது நானும் வந்து பாப்பேன். நல்லா பண்ற. நல்லா சூப்பரா பண்ற அப்டின்னும்பொழுது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம
ஆமா. சரி. சரி. ம், ம். அவங்களும் ஆள் அவங்களும் வந்து போட்டுருக்காங்களா? Youtube போட்டிருக்காங்களா?
ஆமா, ஆமா. Youtube சேனலும் இருக்கு. Instagram பதிவும் இருக்கு. அப்டி நாங்கள்லாம் வந்து வீடியோ நாங்களும் வீடியோல்லாம் எடுத்து எல்லாம் எடிட்பண்ணிலாம் குடுத்திருக்கோம்.
இப்ப அவங்கள ஓ! இப்ப நீங்க வந்து அதுல ரசிக்கப்படுறதுல, உங்க தோழிக்ளோட விஷயத்த 2 பேருடைய தோழிகளோட விஷயத்தயே ரசிச்சு பாப்பீங்க.
நிச்சயமா, நிச்சயமா, நம்ம தோழிகள் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சாதிக்கணும்ன்ட்டு ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னும்போது, நம்மளால முடிஞ்சது சப்போர்ட்ன்னுட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்டின்னுட்டு, நான் எப்பவுமே ஒரு <tsk> அந்த ஒரு பாசிட்டிவ் தோழியா நான் இருப்பேன் அவங்ககிட்ட.
கண்டிப்பா. பரவால்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அ இந்த ஆன்லைன்ல ரசிக்கப்படுறதும் இருக்கு ஆ கடைசியா பாத்த உண்மையா சில விஷயங்கள் நடந்துக்கும்போது, அதுக்கு பின்னால வர்ற விஷயங்கள். அந்த அவங்க சொல்வாங்கல, மத்தவங்கள்லாம் சொல்ற ஒரு இகழ்ச்சியான ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் மனச வந்து காயப்படுத்தும்போது, உண்மையான ஒரு கலைஞருக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளோட சேர்த்து, சில மனக் கசப்பும் சேர்த்து அ அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்கிறத ரொம்ப அழ அழகா சொல்லி புரிய வச்சீங்க. மிக்க நன்றிங்க.
மிக்க நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.